ஆமா, ஆமா.
இப்ப எல்லா விஷயத்துலயுமே தான மதிப்பு ஒரு ஆள்ன்னு எடுத்துக்கிட்டா, அவங்களுடைய எல்லா விஷயமே சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு சின்ன மதிப்பு நமக்கு குடுக்கும்ல. அந்த மாரி நீங்க வந்து, உங்க வேலைகள் எதாவது வேலைகள வச்சி உங்கள யாராவது ஒண்ணா மதிப்பு வச்சிருக்காங்களா, அந்த மாரி, இந்த பொண்ணு, இந்த மாரி வேலை செய்யும்ப்பா, அப்படின்ட்டு. நீங்க எந்த மாரி வேலைய செய்வீங்க?
ஆமாமா, ம். ஆமா, ஆமா. ம், ம். ஆமா, ஆஹ. ம். அந்த மாரினா, எந்த மாரி அப்டின்னு சொல்லான்னா, அ எனக்கு வந்துட்டு வேலையில தான் ஆர்வம் அதிகமா இருக்கும். அதாவது வீட்டு வேலைகள், சமையல் செய்றத விட, அ என்னோட நான் நிறுவனத்தில வேலை செஞ்சுட்டுருப்பன். அந்த நிறுவனத்தில செய்ற வேலையில என்னோட ஆர்வம் அதிகமா இருக்கு, அப்டிங்கும்போது, அ பரவால்ல இந்த பொண்ணு வந்துட்டு வேலை செய்றாங்க, சம்பாரிக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் என்ன பத்தி இருக்கும், எல்லாத்துட்டயுமே. ஆ.
ஆவ். அ. இருக்கும். அதே மாரி வேலை செய்ற வேலையிலயும் கரெக்ட்டா இருப்பீங்க, நீங்க. இந்த பொண்ணு இந்த வேலைய செஞ்சு முடிச்சுருங்க. அந்த மாரி ஒரு மதிப்பு உங்க மேல இருக்கும்.
ஆமா. அ கரெக்ட்டா இருப்பேன். ம். ஆமாங்க. கண்டிப்பா இருக்கும். அ 2வது என்ன நெனச்சுட்டுருந்தாங்க எல்லாரும் அப்படின்னா, நான் வந்து வேலை மட்டும் தான் செஞ்சுட்டுருக்குறேன். அதாவது நிறுவனத்தில மட்டும் தான் வேலை செஞ்சுட்டுருக்குறேன். அ வீட்ல இருக்கக்கூடிய வேலைகள செய்ய மாட்டேன். அப்படின்னு கூட சிலர் நெனச்சுட்டுருந்தாங்க. நான் ஆனா அதையும் நான் செய்வேன். அதாவது வீட்டு வேலைகளையும் நான் பாத்துக்குவன். ஆ என்னோட வேலையும் அப்படி நான் பாக்கும்போது எப்படி வி கொஞ்சம் வியந்து பாப்பாங்க. எப்படிங்க ரெண்டையும் செய்றீங்க. ஆ. என்னால முடியலயே. ஆமா. அஹ அந்த எடத்துல எனக்கு கொஞ்சம் தனி மதிப்பே வரும். அ உங்களுக்கு என்ன? நீங்க செஞ்சுருவீங்க! அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ம், ம். அதுக்கப்புறம், அந்த துணி காய போடுற நேர்த்தியும் வந்து, என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கும். ஆ, ஆ. <laughs> ஆ.
ம். ஆம். ஆமா. ஆமா. சமாளிக்கணும்ல. பரவால்ல. ஆமா. உண்மதான்! உண்ம தானே! இப்ப நம் அ. ஆஹ அதுதான் அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா அதுக்கு அதுக்கு வந்து, நம்ம வந்து, ஒரு பெண்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய விஷயம் இல்ல. என்னதான் அலுவலகத்தில எவ்வளோ பெரிய வேலைகள் இருந்தாலும் இந்த வீட்ட மெயின்டெயின் பண்றது. அது ஆ அவ்ளோ சுத்தமா வச்சிருக்கறத பாப்பாங்க, வீட்டுக்கு வர்றவங்க! ஆ. சாதாரண சின்ன, சின்ன விஷயத்தில கூட, நுணுக்கத்துல கூட நமக்கு ஒரு மதிப்பு கூடும் இல்லையா?
ஆமா. ம், ம். ம். ஆமா. ம். ஆமாங்க. ஆமா, ஆமா. சரியா சொன்னீங்க. என்னன்னா, நான் வந்து காட்டன் சாரி உடுத்தும்போது அ அத வந்து நான் காயப்போடும்போது, நல்லா வந்து தண்ணியெல்லாம் புளிஞ்சுட்டு, அ நீட்டா வந்து அ அதாவது நான் காய போட்டு எடுத்தன்னா, அதுவுல வந்து சுருக்கமே இருக்காது. அந்த மாதிரி அப்டியே அ அயர்ன் பண்ண மாதிரி நான் காய போட்டு எடுப்பனா! அத பாத்தா எப்டி உங்களுக்கு இவ்ளோ பொறுமை இருக்கு? அப்டின்னு கேட்பாங்க.
கண் ஆ. பரவால்ல. அவுங்க பரவால்ல. அப்பன்னா, நீங்க ரொம்ப பொறுமையானவங்க, எல்லா விஷயத்துலயுமே, அ கரெக்ட்டா இருக்கனால, உங்க மேல எல்லாருமே நெறைய மதிப்பு வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறன், அப்பன்னா.
<chuckles> ஆமாங்க. நல்லா பேசுவாங்க. பக்கத்துல இருக்கிறவய்ங்க எல்லாருமே, வந்துட்டு நல்லா பேசுவாங்க. அ சில நேரங்கள்ல உதவி வேணுாலும் கேப்பாங்க. அப்பவும் நான் செய்வேன். ஆ இது வந்துட்டு இந்த எப்படி போடுறது? இத கூட சொல்னுனேன் சொல்லிக் குடுத்தன். ஆனா, எங்களுக்கு இந்த பொறுமை இல்லீங்க என்னால முடியாது அப்டின்னு சொல்லிட்டாங்க. ம்.
ம் ம் ம். ஆமா, எல்லாருக்குமே அந்த பொறுமை இருக்காதுல்ல. அந்த மதிப்பும், மரியாதையும் வர்றது வந்து, நம்ம செய்ற செயல்களையும் வேலையிலயும் தான இருக்கு. கண்டிப்
ஆமா. ம். அடிக்கடி சொல்லுவாங்க அத. ம். ஆமா. அப்ப எதாவது உதவி கேட்டா, அந்த உதவி செய்யம்போதும், அந்த மதிப்புங்கிறது கொஞ்சம் கெடைக்குங்க.
ஆ இப்ப வந்து நம்ம இதையெல்லாம் தாண்டி, நம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்ட எல்லாம் பழகுறத வச்சி, உங்க குடும்பத்தில உள்ளவங்கலாம் எப்படில்லாம் மரியாத வச்சிருக்காங்க, உங்க மேல?
ம். ம்.